ஆமா, ஆமா. இல்ல இந்தமாரி ஒரு வார்த்தையே வந்துட்டு ஒரு ஒருத்தவுங்க வந்துட்டு அவுங்கவுங்க இதுல எடுத்துப்பாங்க. அதவிட இந்தமாரி பொதுவான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. "போய், போய் வந் போய் வந்துட்டு ஜாலியா இருங்க. சந்தோஷமா இருங்கன்னு" சொல்லிர்றோம். ஒரு ஒருத்தவுங்களுக்கு ஒரு, ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கும். <tsk> எல்லாருக்குமே வந்துட்டு அதோட அர்த்தம் வந்து <tsk> ஒண்ணா இருக்காது. இல்லயா? அது இப்பிடி வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துக்கிட்டயும் வந்து ஒண்ணயே தான் வந்து சொல்றாங்க. இப்ப 2 குழந்தைங்க இருக்குன்னா, ஆசிரியர் வந்து என்ன சொல்லுவாங்க? "அ குறும்பு பண்ணாம அ ஒழுக்கமா வந்து உட்காந்து படிங்க" அப்பிடின்பாங்க ஒரு குழந்தைய ஒழுக்கமா, அத புரிஞ்சுகிட்டா "சரி நம்ம ஒழுக்கமா உட்கார்ந்து எதோ படிக்கம்பாங்க." ஒரு குழந்தையோட ஒழுக்கம் அதப் புரிஞ்சிக்கிட்டா ஆச்சரியம் "நம்ம ஒழுக்கமா உக்காந்து படிக்கணுங்க." இன்னொரு குழந்தை என்ன நெனச்சுக்கும், "அ சரி சும்மா பேசாம இருக்க சொல்றாங்க போல இருக்கு. ரொம்பல்லாம் வந்து ஒண்ணும் தேவல்ல." அப்பிடின்னு சொல்லி அத நெனச்சுக்கும். இந்தமாரி 2 விதமான மக்கள் வந்துட்டு 2 விஷய ஒரே விஷயத்த 2 தடவயா நெனச்சுக்கிறத பத்தி நீங்க என்ன நினப்பீங்க?
ஆமா. நெறைய இருக்கு. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா.